ஆனா வந்து அந்த சமையலற வந்து நல்லா சுத்தமா வைக்கிறது அதெல்லாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அங்க ஓய்வு எடுக்க முடியாது. அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனையா தோணுது, ஆனா வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப புடிச்ச எடம்னு கேட்டிங்கன்னா சமையலறதான், நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் புடிச்சத சமச்சு குடுக்க முடியும், அதனால எல்லாரும் சந்தோசமா உக்காந்து சாப்டுவோம். அதுவும் புடிக்கும், டைனிங்கும் பிடிக்கும், எல்லாரும் உட்கார்ந்து சாப்புடுற எடம்.
ம் ம். ம்ஹ்ம். ம். ஏன் நான் எப்டி தெரியுமா இந்த ஓய்வு ஸ்பாட்ன்னு நான் சொல்றேன்? க எ என்னோடைய அனுபவத்துலேருந்து இப்போ மத்த நாள்லலாம் நான் வந்து இப்ப சும்மா படுத்துக்குவேன், அதெல்லாம் ஓகே வீட்ல. பட் வீட்டுக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ்ங்கலாம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எப்டியும் ஒரு 10 பேர் வந்துருவாங்க, சொந்தக்காரங்க அவங்க வந்தாங்கன்னா எப்டியோ ஒரு 4, 5 நாள் இருப்பாங்க. அப்பவும் எனக்கு 3 நேரமும் ரொம்ப அப்டியே கஞ்சஸ்டடா இருக்கும், எனக்கு வேல வேல முடியவே முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா, அன்னனைக்கு நான் என் போன்ல போட்ட சார்ஜ் 3 நாள் கழிச்சு பாத்தாவே திரும்ப 57% இருக்கும். 3 நாள் கழிச்சு, <chuckles> அந்த அளவுக்கு என்னோட போன் யூசேஜ் இருந்திருக்கும். அப்டி இருக்கும். அப்போ அவங்கள்லாம் உள்ளே இருக்கும்போது நான் போய் பெட்ல படுத்து தூங்க முடியாது டயர்டா இருக்குன்னு சொல்ட்டு. அப்போ நான் என்ன பண்வேன்னா, என் கிச்சன்ல போய் நான் என்னத்தாவது பண்றேன் அப்டின்னு சொல்லிட்டு சும்மாவே நின்னுட்டுருப்பேன். எனக்கு அது வந்து ஒரு ஓய்வு ஸ்பாட் மாரி ஆயிரும் ஒரு சில நேரங்கள்ல. அதனால. ஆ நான் வேல செஞ்சுட்ருந்தேன்.
அ. சொல்லுங்க. ஆமா. <chuckles> அ. <laughs> சரிங்க. பாத்தீங்களா. ஓ! இப்டி ஒரு வழி இருக்குங்கறத நீங்க எனக்கு சொல்லிக் குடுத்திருக்கீங்க நான் கண்டிப்பா நான் இத செயல்படுத்தி பாக்றேன்.
ஆமா. எங்க வீட்லன்னா நீ போய் பண்ணுமா, போம்மா அப்டின்னு ஏதா எங்க அம்மாட்ட சொல்லிட்டு நான் போய் படுத்துக்குவேன். யார் என்ன எங்க வீட்ல என்ன சொல்ல போறா? அப்டின்னு சொல்லிட்டு, அ எங்க வீட்ல அந்த மாரியான பெசிலிட்டிஸ் இருக்கு. இங்க அது மாரி பெசிலிட்டி நமக்கு இல்லல. அவ்ளோ ஒரு சுதந்திரம் நமக்கு குடுக்கலள்ல. ஆமா அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாது நம்மளால. அந்த ஒரு விஷயத்துக்காக நானும் இந்த மாரி அட்வான்டேஜ் உருவாக்கிக்கிறது. கிச்சன்ல ஆனா அது கிளீன் பண்றது கிளீன் பண்றது, நான் அங்க போய் நின்னுட்டு, அப்பாடா! அப்டின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றது. இன்ஹேல், எக்ஸ்ஹேல் இதெல்லாம். அதனால எனக்கு அது ஓய்வு ஸ்பாட்டு, உங்களுக்கு இருக்குமா? <laughs> அ ஆமா.
ஆமா. ஆமாங்க. <chuckles> ஓ! நீங்க யோகா பயிற்சி பண்றவங்களா புரிஞ்சிருச்சுங்க. ஆ நல்ல விஷயம்தான். அதாவது சமையலறைல போய் நீங்க ஓய்வு எடுக்குறது நல்லாத்தான் இருக்குது, ஆனா வந்து நான் வந்து ஓய்வுக்காகவே வந்து சிறப்பா ஒரு இடம் வெச்சிருக்கேங்க.